சரிங்க.
கிளம்பி போகும்போது அந்த நாங்க ஒரு இடத்துக்கு போம்போது, அந்த 1 வார காலம் வந்து நாங்க விடுப்பெடுத்து போணும் இல்லயா! அங்க போம்போது அவ் முதல் நாள் வந்து எல்லா இடத்தையும் பார்த்து நாங்க பேசி ஆ இந்த இடம் பாரு! நல்லா இருக்கு. பச்சை பசேல்ன்னு இருக்கு பாரு! இங்க பாரு! கடற்கரை இருக்கு பாரு. இத சாப்பிட்லாம் அப்பிடிலாம் சாப்பிட்டோம். அப்பறம் அடுத்த நாள் வந்து எங்களுக்கு அ நல்ல மனசு விட்டு பேச வந்து நேரம் கிடச்சது. ஆ பரவால்ல நம்ப அ அலுவலகத்தில இருந்து இருந்த ஒரு மன அழுத்தத்தில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த 2வது நாள் அப்பிடின்னு இருந்தது. வந்து பேச ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி அ நிறைய விஷயம். ஆ நம்ம வந்து நாங்க முன்னாடி வந்து காதல் செஞ்ச நினைவுகள்லாம் இருக்கும் இல்லயா! அப்ப ரொம்ப வந்து நிறைய எஃபோர்ட் லாம் போட்டிருக்கோம். இதுக்காகவே! நம்ம அத ஃபோன் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பரிசு கொடுக்கிறதா இருக்கட்டும். அந்த நினைவுகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரம் போறதே தெரியலங்க. ஒரு 3:00 மணி நேரம், 4:00 மணி நேரம் உட்கார்ந்து அ ஒரு முழு கதைய வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்தில. இப்பிடி பண்ண நீ! அப்பிடி பண்ண நான், இப்பிடி பண்ண அப்பிடின்னு சொல்லி அப்ப அந்த நேரம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப நானே வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன், "பாரு! நம்ம நேரம் போறதே தெரியா வந்து இவ்ளோ பேசியிருப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையும் வந்து கண்டிப்பா இதே மாதிரியே வந்து அ நினைவுகள் பேச வந்து நிறைய நினைவுகள் வேணும்." அப்பிடின்னு சொன்னவுனே அவருக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் "கண்டிப்பா. இது உண்மை தான்." அப்பிடின்னு சொன்னாங்க.
ஆமா. சரிங்க. கண்டிப்பா. ம், ம், ம். ஆமா, ஆமா. ஆமா <laughs> ஆமா, ஆமா. சரி, சரி. அஹ. ம்.
நம்ம சொல்றோமே
ஒரு நல்ல புரிதல். அதாவது திருமண பந்தத்துக்குள்ள போன உடனே கடமைகள் நிறைய வந்துருச்சு. பொறுப்புகள் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமானது தான்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா! அந்த நேரம் இன்மையின் கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம்.
கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. உண்மையா சொன்னீங்க. ஆமாங்க. அதே தான். அப்ப அந்த பொறுப்புகள்லாம் வந்து எப்பிடி இது பண்றது அப்பிடின்றனால, ஆ நாங்க தினமுமே வந்து அ எங்களுக்கான ஒரு நேரத்த வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு 2:00 மணி நேரம் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். கண்டிப்பா வந்து அந்த சாப்பிடு சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது கண்டிப்பா வந்து இன்னக்கி என்ன நடந்துச்சு. 'இன்னக்கி என்னன்னலாம் பண்லாம்." அப்பிடின்னு சொல்லி உட்காந்து பேசலாம். அதுக்கு அப்பறமா சாப்பிட்ட வுனே ஒரு, 1 மணி நேரம், 2:00 மணி நேரம் வந்து அழகாக வந்து ஆ மொட்டை மாடிக்கு போய் வந்து நடந்துக்கிட்டே வந்து பேசலாம். அதுக்கப்புறம் வந்து அ கொஞ்சம் நேரம் வந்து கீழே வந்து உட்காந்துட்டு ஒரு தொலைக்காட்சியில வந்து அழகா வந்து சில நகைச்சுவையான காட்சிகள வந்து பார்த்து சிரிக்கலாம். அப்பிடின்னு வந்து முடிவு பண்ணோம். ஏதோ ஒரு விஷயம். அ அது வந்து கொஞ்சம், கொஞ்சம் நாம் முயற்சி பண்ணா தானே அடுத்து, அடுத்து வந்து அது தொடர்ந்து வரும்.
ஓஹோ! கண்டிப்பா. ஆமா, 2 பேருமே சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ! அது எல்லாமே பண்லாம் அப்பிடிங்கிறமாதிரி ஒரு
கண்டிப்பா. ஆ அந்தமாரி ஒரு விஷயம் வந்து முடிவு பண்ணோம். அதேமாரியே கொஞ்சம், கொஞ்சமா நாங்களும் வந்து பண்ணி ஓரளவுக்கு அந்த நேரம் வந்து செலவழிக்கிற நேரம் வந்து அதிகரிச்சு. நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்பிடின்னா, ஒரு நேரமே இல்ல நேரமே இல்ல. அப்பிடியே ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது? அப்பிடின்னு நாங்களே வந்து ஒரு பிம்பம்மாரி கிரியேட் ஆ நினச்சுக்கிட்டோம். ஆனா, இது கொஞ்சம் பொறுமையா உட்காந்து, "கொஞ்சம் நேரம் இருக்கு. பரவால்ல. அதையும் வந்து எப்பிடி பயன்படுத்திக்கலாம்." அப்பிடின்னு சொல்லும்போது எங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிற மாரியே தோணுச்சு.
ம், ம்.